எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, அவுங்க நண்பர்களோட நடந்த ஒரு சுவையான சம்பவ சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நெறையா இருக்கும். ஆனா ஆனா, இன்ன இன்னைக்கு வரைக்குமே வளர வளரக் கூட நம்ப பல வருஷங்களாயும் அத நெனச்சு பாத்துட்டுருப்போம். ஆனா அதை நெனச்சா, நமக்கு ஒரு சிரிப்பும் வரும் இல்லையா? அந்த மாரி ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கா?
ம் <chuckles> கண்டிப்பாங்க. அ நட்புன்னாவே வந்து, ஒரு சிரிப்பு, ஒரு கலகலப்பு. அந்த அதுதான். அந்த நட்புன்னாவே நட நண்பர்கள் சூழ இருந்தாலே சிரிப்பு சிரிப்பாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும், கல கலன்னு இருப்போம் நம்ம. எங்கயுமே நண்பர்கள் கூட இருந்தா, சோகமா இருந்ததா வந்து ஒரு சரித்திரமே கெடையாது.
ம். ம். கண்டிப்பா. ம். ம்.
இப்டி பாக்க போனீங்கன்னா, என்னோட சிறு வயது ஞாபகம் எனக்கு வருதுங்க. நீங்க ம் நட்புன்ற ஒரு வார்த்தைய நான் கேக்கும்போது, அ இப்ப பாத்தீங்கன்னா அ அப்போ வந்து நான் ஒரு 3வது, 4வது படிச்சுக்கிட்டு இருக்குறேன். அம் அப் அப்போ வந்து எல்லாம் சின்னச் சின்ன வாண்டு வாண்டுகள் தானே! ம்ம குட்டி, குட்டியா இருப்போம். நம்ம எல்லாருமே நமக்கு வந்து வெளியுலகம் அதிகமா தெரியாது. எது சரி? எது தப்புன்னு நமக்குத் தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா, படிச்சது வந்து ஒரு மலைப்பிரதேசம். ஊட்டின்ற ஒரு எடத்துல தான் படிச்சது. அ ஆமா, ஆமாங்க. அங்கல்லாம் பாத்தீங்கன்னா, ம் இங்க வந்து ம் நெறையா ம் அ இயற்கைக்கு தேவையான இது எல்லாமே அங்க இரு கெடைக்கும் நமக்கு. ரொம்ப ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு எடம். அது எல்லாமே!
ஆ. ஓ, சரி, ஆமா. ம். ம். ஓ. ஓ, ரம்மியமான ஊராச்சே! ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அ. ஆ. ஆமா, ஆமா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
அங்க வந்து என்னா பண்ணு ஆமா. எங்க ஸ்கூலுக்கு வந்து, மேல வந்து ஒரு முருகன் கோயில் இருந்துச்சுங்க.
ஓ.
அப்போ நாங்க என்னா பண்ணுவோம். இன்டெர்வல் டைம், லஞ்சு டைமுலயும் பாத்தீங்கன்னா சாமி, பயபக்தி பத்திலாம் நம்ம அடிக்கடி பேசிப்போம். வீட்டுல அம்மா என்னா சொல்றாங்களோ, அத தான் இங்க சொல்லுவோம் நா அ "சாமி அந்தச் சாமியும் வ அந்த சாமி கண்ணு குத்திரும், நம்ம பய பக்தியோட இருக்கணும், இன்னைக்கு வா வெள்ளிக்கிழம கோயிலுக்குப் போயிட்டு வரலாம், ஏய் அங்க நிக்காத! ஏய் இங்க நிக்காத!" அப்படின்லாம் பேசிப்போம் இல்லையா? அந்த குழந்தைத்தனத்துல வந்து ஒரு பெரிய மனுஷித்தனம் இருக்கும், எல்லாத்துக்குமே. அப்போ நாங்க என்னா பண்ணோம், அந்த கோயிலுக்கு நாங்க போனோங்க. அந்த கோயிலுக்கு நாங்க ஒரு 2, 3 வாட்டி நாங்க போயிட்டு வந்தோம். போனோம். ஆனா நடை அடைச்சு தான் இருக்கும். ம்.
ம். ம். ம். சரி. <laughs> ம். ம். ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆ, சரி. தன் இல்ல அந் அந்த வயசுலயே தனியாவே போயிட்டு வந்துருவீங்களா?
எ எல்லாம் கு கும்பலா தாங்க. ஒரு அந்த கெடைக்கிற டைம் வந்து நாங்க அதுக்கு பயன்படுத்திப்போம் அதுக்கு. ஒரு ஒரு 6, 7 பேர் இருக்கிறோம். நாங்க அதுல. நாங்க பாட்டுக்கு ஆமா. நாங்க பாட்டுக்கு ஒரு அ கிடு கிடுன்னு நாங்க பாட்டுக்கு இன்டர்வல் டைமா இருக்கட்டும். ஒரு லன்ச் டைமா இருக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு, உடனே போயிட்டு, சாமி கும்பிட்டு, ஒரு நீர் எடுத்து வச்சிட்டு, நாங்க கீழே ஓடி வந்துருவோம். எங்க சாமி நாங்க என்னா கும்பிடுவோம்ன்னு பாத்தோம் அப்படின்னா, "என் ஃபிரண்டு நல்லா இருக்கணும்! அவ நல்லபடியா படிக்கணும். அவ கூட நான் எப்பவுமே இருக்கணும்" அவளும் அதே தான் வேண்டிப்பா அதும் நாங்க சத்தமா வேண்டிப்போம். அப்பத் தான் அவளுக்குக் கேக்கணும்ன்றதுக்காக நான் சத்தமா நாங்க வேண்டிப்போம் நாங்க. அப்படி வேண்டிட்டுங்க, சாமி எல்லாம் கும்பிட்டு, கீழ வரும்போது 1 நாள் என்னாச்சுங்க? ஒரு தோட்டத்தை நாங்க பாத்தோம்.
ஓ, சரி, சரி, சரி. ஓ, சரி, சரி. ஒரு குழுவா தான் போவீங்க. ம். ம். ம். ஆ. ஆ. <laughs> கரெக்ட்டு. <laughs> <laughs> அ. ம்.

அவுங்களுக்கு என்ன கோவன்னா, "நீ பூவை பறி! நான் வேணாம்ன்னு சொல்லல்ல. வீடு தான் பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுல்ல! அப்புறம் எதுக்கு நீ மேல ஏறி குதிச்சு எடுத்த?" அந்த பூவுன்னு சொல்ட்டு, சரியான அடிங்க எல்லாத்துக்கும். அப்புறம் செடியோட வந்து வேரோட வந்துடுச்சுல்ல அந்தச் செடிய மறுபடியும் அந்தச் செடிய அங்கயே வச்சிட்டு வர வேண்டியதுதானே! உன்ன யார தூக்கிட்டு வந்து இங்க ஆமா. அந்த மா அந்த மாரி செஞ்சது யாருன்னவுன்னே, அப்புறம் எல்லாம் என்ன திரும்பி பாத்தாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். வச்சாங்க நான் <laughs> வச்சாங்க அடிங்க. என்னா கேக்குறீங்க! சரியான அடிங்க எங்களுக்கு. அடுத்த நாள் காலையில கோயிலுக்குப் போனா, எங்க வேண்டுதல் என்னவா இருக்கும்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
ம். ம். அச்சச்சோ! <chuckles> உம். அ அதையே தூக்கிட்டு எல்லாரும் சேந்து ஒருத்தரை காட்டிக் குடுத்துட்டாங்க போல! ஆ <laughs>